ம், ம், ம்.
இப்ப நான் வந்து சொல்றன், 'இன்னைக்கு வந்து நீங்க வந்து, ஒரு 200 பிளாஸ்டிக் பைகள் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூ.100 கிடைக்கும்.' சொன்னா, அடிச்சு புடிச்சு எல்லா மக்களும் வந்து கொண்டு வந்து கொடுப்போம்.
ம். ம். எங்க இருந்து போய் கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க. அ நீங்க ஒரு பிளாஸ்டிக் பைய கலெக்ட் பண்ணி கொண்டு வரும் நியாபகம் இருக்கு. அ ஒ ஒவ்வொரு ஓ முதல்ல வந்து பால் பாக்கெட் கவரு அ வேணும்னு கேப்பாங்க தெரியுங்களா, நியாபகம் இருக்குங்களா? அ, ம் அந்த அதுவும் ம் அந்த
ஆமா. ஆமா ஆமா ஆமா ஆமா. பாத்து அந்த மார அந்த மாரி, ஸ்கீம் தான் இருந்தது, கொண்டு வந்தாங்க. எனாதுன்னா, இது வந்து இந்த ஆங்கிலேயர் காலத்துல எலி பிரச்சனை அதிகமா இருந்ததுங்கறனால, எலி கொண்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து, ரூ. 10 ரூபாய் தரோம் அப்படினு சொன்னவுடனே பாத்தீங்கன்னா, எலி வந்து போயி இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கனா! பண்ண மாரி வளர்த்து கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து
ம், ம். ம், ம். <laughs> ஆமா, ஒவ்வொரு விஷயத்துல சொல்ற மாரி சொல்லிட்டு, <tsk> அ அவிங்க வேறமாரி புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். அதுதான். ம்.
ஆமா, ஆமா. அது தான். அத மக்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இல்ல, மக்களோட சுயநலம். இது வந்து இத நான் அப்படித்தான் சொல்வேன். ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து எனக்கு எ இந்த சமூகமும் சரி, இந்த மொத்த உலகமும் எத நோக்கிப் போதுன்னா, "இத பண்ணினால் எனக்கு என்ன லாபம்?"
ம், ம். ம். ஆ! அதுதான் இப்ப பார்க்குறாங்க.
அப்படிங்கற எனக்கு இந்த நான் வரேன். உங்க நேரத்துக்காகச் சுத்தம் செய்ய வரேன். வந்து நான் வந்து பண்றேன். எனக்கு நீ காசு குடுப்பியா? அப்படின்னு. அது என்ன பிரச்சனை ஆமா.
ம். அதுதான், ஆமா. "எது செஞ்சாலும், அதுனால எனக்கு என்ன லாபம்?" அப்படிங்கிறதுதான் இப்ப பார்க்குறாங்க.
எனக்கு இல்ல நீங்க லாபம் பாருங்க. எனக்கு என்ன லாபம்ங்கறதுக்கு பதிலா, நீங்க எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறீங்க, எல்லாரும் கல்யாணம் பண்றீங்க, குழந்தை பெத்துக்கறீங்க எந்த நம்பிக்கையில நீங்க பெத்துக்கிறீங்க? நீங்க வாழ்றப்ப இங்க வந்து ஒரு என்விரான்மென்டல் அதாவது ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. இதே சூழ்நிலைய நீங்க வெறும் காசு பணம் சேர்த்து வச்சு உங்க குடும்பத்தைக் காப்பாத்த முடியாது. நாளைக்கு நீங்க இன்னைக்கு நாம ஒரு நல்ல ஆக்ஸ்சிசன் வந்து சுமா சுவாசிச்சிட்டு இருக்கோம். ஆனா, நமக்கு வர பின்னாடி வர நம்மளோட பிள்ளைகளோ, பேரப்பிள்ளைகளுக்கும் இதே நிலைமை இருக்குமா?
ம். ம். ம். ஆமாமா!